ஆனா, சொன்ன மாரி அது வந்துட்டு அவங்களோட பள்ளி வந்துட்டு நிர்வாகம் வந்து இந்த அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்க வேணாம். அ ஒரு ரிஸ்க் எடுத்திருக்க வேணாம். <chuckles> ஏனா, குழந்தைங்க இல்லையா. குழந்தைங்க விஷயத்தில ஏதாவது பிரச்சனைனா வந்துட்டு எப்டி வந்து மாட்டிப்பாங்க? அவ்ளோ கும்பலான ஒரு இடத்துல வந்து கூட்டிட்டு போயிருக்க வேணாம்னு தான் எனக்கு தோணுது. இப்போ நீங்க வாகனங்கள் பத்தி பேசுறீங்க. இப்போ இந்த இது இருக்குல்ல. ஆ சிஎப்சி சொல்றாங்கல்ல. குளோரோ புளோரோ கார்பன் அப்டின்னு சொல்லி இந்த ஆ ஏசி, ஃபிரிட்ஜ் எல்லாம் வந்துட்டு வெளியிடுதே. அதுவுமே வந்துட்டு ஒரு பெரிய காரணம்ன்னு வந்து சொல்றாங்க. ஆ இந்த மாச டிரை.
கண்டிப்பாங்க ஒகேங்க. ஆமாங்க. ம். கண்டிப்பா, அந்த சிஎஃப்சி ஆகட்டும், இப்போ வண்டி வரும் அந்த கார்பன் மோனாக்சைடு ஆகட்டும், இதெல்லாம் ஃபுல்லாமே இந்த ஓசோன் மாரி விஷயங்கள் ஓட்டையாகிறக்கோ, இல்ல காற்றுல வந்துட்டு இந்த அட்மாஸ்பியரிருக் அந்த லேயர்ல வந்துட்டு போயிட்டு அவ்ளோ விஷயங்கள் பண்ணுது. இப்போ நமக்கு ஆசிட் ரெயின்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியிறது இல்ல. பட் அது நெறைய பாதிப்பு கொண்டு வருது இப்போ. இவ்ளோ இந்த சென்னையிலலாம் இருக்க்கூற பொல்யூஷனுக்கு அதெல்லாம் வர ஃபர்ஸ்ட்டு மழையிலலாம் அலைஞ்சிங்கன்னா அவ்ளோ ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். ஒ என் மனைவி கூட அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஆ அந்த ஃபர்ஸ்ட்டு ஆமாங்க சென்னையில அந்த ஃபர்ஸ்ட்டு மழை பெஞ்சது இவங்க கொஞ்சம் மழைனா வெளிய போய் நையணும்னு பார்ப்பாங்க. போய் நனஞ்சோன்னேயும் அப்டியே அந்த ஃபுல்லா தடிப்பு தடிப்பா ஃபுல்லா ரெட்டா வந்துருச்சு. டாக்டர் அப்ப தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட்டு மழையில நனையாதீங்க. அதுவும் அது கிராமம்னா கூட பரவால்ல இது வந்துட்டு ஒரு வந்து சிட்டி இதில வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் கலந்திருக்கு. அப்டின்ற மாரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் <chuckles> இதெல்லாம் சொல்லி விட்டாங்க. ஆனா, நம்ம ஈவிக்கெல்லாம் இப்போமா கண்டிப்பாங்க.
கண்டிப்பாங்க. ஓ! தெரியாம நெனைச்சுட்டாங்களா? ஆச்சோடா! ம்ஹ்ம். அது உண்மைதாங்க.
இப்ப பெட்ரோல் டீசல் வாங்குனப்போ ஈவின்னு ஒண்ணு வந்துருக்கு பார்த்தீங்களா?
இப்போ ஒரு கிளவுடு இருக்குன்னா. என்னங்க?
ஈவிவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா?